சரியா சொன்னீங்க! நான் அத கண்டிப்பா நானும் உங்கள மாரிதாங்க அந்த விஷயத்தில. அதாவது, அந்த நல்ல ஒரு கணவர் கையில என் கணவருக்கு பிடிச்ச மாரிதான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். அதாவது, நா என்னென்னா நான் என் வீட்டுக்கார்ட்டயும் சொல்லுவேன், உங்க கண்ணுக்கு அழகா இருக்கிறதுக்காக தான் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நாலு பேர் கண்ணுக்கு ஏன் அழகா இருக்கணும்னு கேட்பேன். <breath>
ஆஹ. மா. சரியா சொன்னீங்கங்க. அது ஒரு கண்டிப்பா ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம்.
ஆ. ஆமா. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடை தேர்வ பொறுத்தவரைக்கும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்ப்பேன், கலரு. நல்ல லைட்டு கலர்ஸ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரொம்ப அப்படியே கண்ணில அடிக்கிறா மாரி சில பேரு போட்டு வர்றது. பச்சை கலரு ஜிங்குச்சான், மஞ்ச கலரு ஜிங்கு சாக்குனு. <laughs>
ஆம். ஐயோ ஒரு சிலர்லாம்! ஆமாங்க, ஒரு சிலர் அதான் சொல்ல வந். ஆங். பஞ்சு மிட்டாய் கலர்ல, ஒரு கலரில போட்டு வருவாங்க பாருங்களேன்! அது ஒரு தடவ நானுமே தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா, அ எனக்கும், என் புள்ளைக்கும் ஒரே மாதிரி அந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல எடுத்துட்டேங்க. எங்க பாத்தாலும் நாங்க தான் தெரியிறோம். எல்லாரும் கேட்கிறாங்க, ஓ அவங்களா! அந்த அங்க தான் நிக்கிறாங்க. அந்த பஞ்சுமிட்டாய் கலருல ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே. ஐயய்யோ! அதுலருந்து அது ஒரு ஒரே ஒருதர தாங்க போட்டிருப்பேன் அந்த துணிய. வாங்கி சும்மா தூங்குது அது. அதனால நி நிச்சயமா நிறமும் ஒரு முக்கியமான விஷயம் ஆடை தேர்வில. ம்.
ஆமாங்க. ஆ, சொல்லுங்க. சரிங்க சொல்லுங்க. சரியா போச்சு. <laughs> <inhales> ம். <laughs> இந்த முக்கியமான விஷயங்கள். ஆமாங்க! அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியா ஆயிடுச்சு அந்த இடத்துல.
ஆமாங்க! யார கேட்டாலும் அந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல துணி போட்டிருந்தது தானே. அதுவும் அந்த கிராமத்துக்கு அதுக்கும் அவங்க வந்து, "அந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல துணி போட்டிருந்த பிள்ள தானே. அந்த அம்மாவும் பிள்ளையும் தானே. அங்கே தான் நிக்கிறாங்க. அந்த பிள்ள பால வச்சுட்டு விளையாண்டிட்டுருக்கு. அவங்க அம்மா கூட நிக்கிது." அப்படிம்பாங்க பாருங்க. எனக்கே சிரிப்பா வந்துருச்சு. ஐயய்யோ! இந்த அளவுக்காடா நம்ம இப்படி போட்ருக்கோம்! அப்படிங்கிற மாதிரி.
<laughs> <laughs> <laughs> <breath> ஆ. ம். <laughs> <laughs> அதாவது நீங்க கிராமத்துல இருந்தேன்னு சொல்றீங்க. அழகா அந்த திருவிழாக்கு போட்டு போயிருந்திங்கனா, யூஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? <laughs>
திருவிழாக்கு தாங்க போட்டு போனேன். அதனால தானே சொல்றேன்ட்டு. திருவிழாவிலதான் எதையோ தொலைச்ச மாரி எங்க சொந்தக்காரங்க யாரோ கேட்டதுக்கு, அந்த ஒரு பாட்டி அப்படி சொல்லியிருக்கு. அ அந்த அந்த லேங்குவேஜ் அந்த கிராமத்தில ஒரு மாரி ஸ்லாங் பேசுவாங்கள்ல. அந்த பிள்ளை தானே. ஆ அந்த மாரி சொல்லியிருக்கு. அது எனக்கு கேட்கம்போது சிரிப்பா வந்துச்சு. ஐயயோ!
ஆ புரியுது. ஆமா தெரியும் தெரியும், சொல்லுங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு யூஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால உங்கள கண்டுபுடிச்சுட்டாங்க பாருங்க. <laughs>
ஆமாமா. அதனால தான் நான் எங்க இருக்கேன்னு வந்து தெளிவா தெரிஞ்சு இருக்கு அங்க.
<laughs> நல்லதுங்க. அ சொல்லுங்க.
ம். சிறப்புங்க சிறப்புங்க. இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அழகா ஆடை தேர்வில வந்து, வசதியா ஸ்டைலான்னு பார்க்கும்போது, எந்த நேரத்தில எது முக்கியம் அப்படிங்கிறது தான் என்ட ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க கிட்ட பேசுனதில ரொம்பவே மகிழ்ச்சி, நன்றிங்க.